கண்டிப்பா, அது கொஞ்சம் இந்தமாரி விஷயங்கள கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ஓடிடி ல பார்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா, குழந்தைகள்லாம் வச்சிருப்போம். டக்குன்னு அந்தமாரி கன்டன்ட் வரும்போது டக்குன்னு கண்ண மூடு அப்புட்லாம் சொன்னா, அதுவே தான் ஆக்வேர்டா ஆகும்.
<laughs> ஆ, அதே தாங்க. அந்த, அந்த "அனபெல்" படம் வந்து இன்னிவரைக்கும் நான் மறக்க மாட்டேன். சின்னதா வந்து, எங்கேயாவது நான் ராத்திரி தூங்கிட்ருக்கும் போது என் புள்ளைக்கு வந்து, லைட் எல்லாத்தயும் ஆஃப் பண்ணக் கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் லைட் எல்லாம் போட்டு வச்சிட்டு, நான் எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு தூங்கிருக்கேங்க. <laughs>
கண்டிப்பா. அந்தமாரி விஷயங்கள், குழந்தைய கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா அனபெல்லாமே கொஞ்சம், ரொம்ப சின்ன பசங்கள பாத்தா, கண் நம்ம எல்லாம் அருந்ததி, அந்த மாதவன் படம் 1 இருக்கும் இல்லேங்களா! யாரும் இருக்க பய ஆ அது யாவரும் நலம்.
யே யாம் இரு யாவரும் நலம், ஆ ஆமாங்க.
அ இதெல்லாம் பாத்து நம்மலாம் தூங்காத காலங்கள் இருக்கும் போது, இந்த கிரட்ஜ், அனபெல், கான்ஜூரிங். இதெல்லாமே கொஞ்சமே நம்ம, அ அந்த வயசுக்கு தகுந்தத விட ரொம்பவே கொஞ்சம் பயமான படங்கள் தான்.
<laughs> அது இதுலாம் வந்து, தியேட்டர்ல பாத்தா எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னு நெனைக்றீங்களா? வீட்டுல பாத்தா எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னு நெனைக்றீங்களா ஹாரர் படம் பொறுத்தவரைக்கும்.
ஆ எனக்கு கொஞ்சம் ஹாரர் வந்துட்டு, அ எனக்கு இப்ப தியேட்டர் ல பாக்றதுக்கு வேணா ரொம்ப புடிக்கும். ஏன்னா அந்த சவுண்ட் எபெக்ட், அது நிறைய சொல்லுவாங்க இல்லேங்களா! அது வந்து இந்த அதிலயே நமக்கு வந்து நிறைய பயம் வரும். அந்தமாரி விஷயங்கள். ஆனா இப்பவுல்லாம், நே இப்ப நான் சொல்றமாரி மத்த மொழிப் படங்கள் தான் ஹாரர்ல பயங்கரமா இருக்குங்க. இந்தியால ஹாரர் படங்கள்லாம் ரொம்ப கம்மி ஆயிருச்சு. இப்பலாம் நிறைய பேரு க்ரைம் த்ரில்லர்க்கு மாறிட்டாங்க.
ஆமா. சரியா சொன்னீங்க. <laughs> அது ஏன்னா, வீட்ல இருக்றவங்களே பேய் பிசாசுமாரி தான் சுத்திக்ட்ருக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தர முகத்த பாக்கும் போது. <laughs>
கண்டிப்பாங்க. இந்தமாரி நறைய விஷயங்கள் போயிட்ருக்கு. அப்பறம் சின்ன, சின்ன கிராமங்களுக்குலாம், அ ஓடிடி தான் வந்து தியேட்டர்மாரி ஃபோன்ல, டிவிலலாம் போட்டுக்கலாம். ஏன்னா, அங்க பெரிய மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்லாம் இருக்கப் போறது இல்ல.
அதே தாங்க. சிறப்பா சொ
அப்புறம் எப்ப வேணா திரும்பிப் பாத்துக்கலாம், ப்பவுஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வெளிய போயிட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்லாம்.
ஆ, அத சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க இதுல. அதுதாங்க ரொம்ப அதாம் உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணுன்னு இல்லாம, நம்ம கொஞ்ச நேரம் இப்படி அப்பிடி எந்திரிச்சு நடந்துட்டு, பாஸ் அடிச்சுட்டு போயிட்டு வரலாம்.
கண்டிப்பாங்க. படம் மொக்கையா இருந்தா கூட ஆஃப் பண்ணிட்டு போடான்னு போயிட்லாம். தியேட்டர்ன்னா, அய்யோ! கார வேற பார்க் பண்ணிட்டோம். வெளிய எடுக்க முடியாது. அந்த பிரச்சன, பல பிரச்சினையே இருக்கு.
<laughs> காச குடுத்துட்டோமே, காச குடுத்துட்டோம் அதுதான். <laughs> உண்மைலேயே! அதாவது திரைப்பட அரங்குகளில் போய் திரைப்படத்தைப் பார்ப்பதைவிட, வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஓடிடி ல நமக்கு புடிச்சவங்க, நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லார்க்கூடயும் நமக்கு தேவையான பஜ்ஜி, பக்கோடா, காபி, பாப்கார்ன் இது எல்லாமே வச்சுக்கிட்டு, அழகா நமக்கு புடித்த குடும்ப படங்களா இருந்தாலும் பாக்கலாம். அதேமாரி ஹாரர் படத்த படங்களா இருந்தாலும் பாக்கலாம். அப்பிடின்னு உங்களுடைய அனுபவங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே, மிக அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககூட பேசும்போது எனக்கு நேரம் போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க.
கண்டிப்பாங்க.

இப்போ நான் அனிமேஷன் வெப் சீரிஸ் நெறைய பாப்பேங்க. படங்களுமே இப்ப நிறைய வந்துக்கிட்ருக்கு. இப்போ கடைசியா "ஈலியோ"அப்டின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அப்புறம் அந்த இப்போ வந்து நிறைய படங்கள் வந்துட்டே இருக்குங்க இப்போ. ஆ டிரான்சில்வேனியா, ஆமாங்க ஈலியோ.
ஓ! சரிங்க. ஒ! ஈலியோவா? நீங்க சொன்னது பாக்கலாம். ஆ. ஆ சரிங்க. ஆ.
இந்த மாரி நிறைய படங்கள் ஓடிடில வரும்போது நம்ம இப்போ வெளியில நெனச்சு பாருங்களேன், ஒரு 20, 25 வயசு பையன் குடும்பத்தோட போய்ட்டு ஒரு பொம்மை படம் பாக்க போனா, என்னடா இந்த படத்தை போய் பாக்க, கொஞ்சம் கேவலமா கூட இருக்கும்.
<laughs> சரியா சொன்னீங்க. ஆனா, இப்போ வ் வீட்லயே உக்காந்து பாக்கும்போது, யாருக்குமே தெரியாது, நான் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி பாத்தா கூட பிரச்சனை இல்லை.
ஆமாங்க. ஆனா, ஆ, கண்டிப்பா. நானும் என் மனைவியும் கதவ சாத்திட்டு உள்ள வந்து வேலை செய்ற மாரி, இந்த படத்தை உக்காந்து பாத்துக்கிட்டு இருப்போம்.
ஆ சரியா சொன்னீங்க. ஆ அப்போ வந்து நீங்க வந்து, இப்ப இவ்ளோ ஓ.டி.டிக்கு வந்து நீங்க ஏதோ சொல்றீங்களே, நெறைய வருதுன்னு! இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து, இப்போ ஓடிடியில வந்து "இந்த மாதிரி படங்கள் பாக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி எதுன்னா, நீங்க ஏதாவது அ சஜ்ஜஷன் ஏதாவது ஒரு இது வச்சுருக்கீங்களா? ஒரு குறிப்புகள வச்சுருக்கீங்களா? இந்த மாரி படங்கள்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கண்டிப்பா அது ஒ.டி.டி.ங்குறது நான் குழந்தைகளுக்கு படம் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா, இப்போ நிறைய வந்துருச்சுங்க. இப்போ இந்த அட்வென்ச்சர், இப்போ வந்து இந்த அ நிறைய ப் ர கோ பெண் கொழந்தைகளுக்கு எல்லாம் இந்த பிரின்சஸ் அ பெண்கள் சம்பந்தப்பட்ட படம் இந்த பிரின்சஸ்ஸா நடிச்சிருப்பாங்க. இந்த ஃபுரோசோன் அப்படிங்குற ஒரு படம்.
அந்த சோஃபியா, எல்சா, ஆமா ஆமா. அந்த சோஃபியா, எல்சா என் பொண்ணு இன்ன வரைக்கும் அந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்குது.
ஆமாங்க. கரெக்ட்டு நீங்க சொல்ற படம், இப்ப மேகன்ன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த மாரி அது எப்படின்னா, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் வந்துட்டு, எப்படி வந்து, ப்ச் ஹியூமன் க்கு வந்து ஒரு ஆபத்தாவும் முடியுது. அது ஒரு எப்படி அதுக்கு வந்து வேலைகள் செய்யுது. இந்த மாரி ஒரு அனிமேஷன் மட்டும் இல்லாம, நிறைய குழந்தைகள் வந்து அட்வென்ச்சரா, ஆசைப்படுவாங்க. இப்போ நம்ம காலங்கள்ல இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? நம்ம கிரிஷ் அந்த மாரி படம் பாத்திருப்போம்.
"மேகன்" அ, ஓ! ம். ஆமாங்க. <laughs> ஆமா, ஆமா. ஆ